இல்ல. என்னன்னா ஆண் நண்பர்கள் எனக்கு தெரிஞ்சு குடும்ப விஷயங்கள சட்டுன்னு பகிர்ந்துக்க மாட்டாங்க. பெண்கள் அப்படி இல்ல, அ அவங்க பேசுற வந்து, ஒரு தலைப்பே குடும்பம் பத்தியான விஷயமா தான் இருக்கும். ஆண்களுக்கு வந்து எப்பவுமே அதில ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். ஆ நம்மள வந்து ஜட்ஜ் பண்றுவாங்களோ, இல்ல நம்ம ஃபேமிலியோ ஜட்ஜ் பண்றுவாங்களோ அப்படீன்னு. என்னைக்கோ ஒரு நாள் ஒரு சின்ன பொலம்பல் மட்டும் இருக்குமே தவிர முழுக்க, முழுக்க அந்த விஷ் விஷயத்துங்கள வந்து சொல்ல மாட்டாங்க.
ம்ஹ்ம். ஓஹோ! ம்ஹூம். ம்ஹும். ம்ஹும். ஏனா, எப்படி யோசிப்பாங்கன்னா, ஒருவேள இன்னைக்கு நண்பனா இருக்கிறவன் நாளைக்கு எதிரி ஆயிட்டானா, நான் ஒரு என்னோட அ நெகட்டிவ் சைட் சொன்னா அது ஒரு பிரச்சனையா வரும். அப்படிங் அப்படி கூட யோசிக்கலா இல்லையா?
<chuckles> ஆமா. அப்படியும், அப்படியும் இருக்கலாம். ஆமா, அப்படியும் இருக்கலாம். இன்னொன்னு வந்து தன்னோட மனைவியோ, தாயையோ அவங்க வந்து மத்தவங்க கிட்ட <tsk> ஒரு குறையா அத சொல்லணுன்றத விட்டு குடுக்க மாட்டாங்க. அ பெண் வந்து, எப்போவுமே அத சொல்லி அந்த அ அப்ப மனச ஆர்த்திக்கணும். அந்த குறைய தீர்த்துக்கணும். அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த உந்துதலால தோழிகள் கிட்ட கண்டிப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்படி நடந்துச்சு, இத சமைச்சாலும் இப்படி சொல்றாங்க. <chuckles> அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் பகிர்ந்துக்குவாங்க. ஆ, அது
ம்ஹ்ம். விட்டு குடுக்க மாட்டாங்க. ஆ. ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ம். ம்ஹ்ம். அதாவது, பொதுவா வந்து இந்த கடவுளோட படைப்பில வந்து ஆண்கள் பாத்தீங்கன்னா, நெறைய பேச மாட்டாங்க. ஆனா, நெறைய விஷயங்கள மனசில வச்சுக்கிட்டு, வச்சுகிடுவாங்க. பில்டர் போட்டு பேசுவாங்க இல்லையா? பெண்கள் பாத்தீங்கன்னா, மனசுல எதுவும் வக்க மாட்டாங்க. அப்படியே கொட்டிறது எதுனாலும் சரின்னு. இது ஜெனரலைஸ்ட் ஒப்பீனியன்னு. அ அது உண்மையா, பொய்யான்னு தெரியல.
ஆமா. ஆமாம். <chuckles> ஆமா. ஆம், ஆமா. அதில இப்போ மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த காலத்து ஆம் அ சின்ன பசங்கலாம் வந்து நல்லாவே பேசுறாங்க. எல்லாரோடையும் ஆ மிங்கிள் ஆறாங்க. அ குடும்பம் குடும்பத்தில பாத்தீங்கன்னா, வேலைகளெல்லாம் வந்து அ <tsk> எல்லாரும் செய்றாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு ஆமாம்மா, அதெல்லாம் வந்து ஒரு நல்ல மாற்றம் தான்.
அஹா. ம்ஹும். கலந்து செய்றாங்கங்கிறீங்க.